ஆமாங்க. நீ என்னால்லாம் பண்ணாங்கங்கிறீங்க? எனக்குலாம் அப்பலாம் தெரிஞ்சது எனக்கு அப்ப தான் தெரிஞ்சது. இது கட்டும்போதும் நெறையா பிரச்சனைகள்லாம் இருந்தது. மாமால்லாம் உதவி பண்ணாங்க. அம், எப்பயுமே ஊர்லலாம் வீடு கட்டும்போது ரொம்ப பிரச்சனை நெறையா வரும். <laughs>
ஓ! உங்க இதுல அப்டி கிடையாது? அப்டியா? ம். ம். ஆமா. சரிங்க. ஆனா எங்க இதுல நகையெல்லாம் போட்டு பழக்கம் இல்ல. என்னா பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து இந்த தாய் மாமன் சீரு எப்டி? வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா தாய் மாமன் சீரு அப்ப
அப்பதான். ஆமா. அதுவும் இருக்கு. அதுலலாம் சந்தோஷமா நான் எனக்கு தெரியாது. அப்பலாம் போய் நம்ம என்னா பண்ணணும்? ஏது பண்ணும்ன்னா நமக்கெல்லாம் கேட்டாங்கன்னா, நான் அப்பலாம் நெறையா சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா நமக்கு தெ நமக்கு நெறைய படங்கள்லாம் பாத்து மாமா நீ எடுத்துட்டு வர்றியா? இது வாங்கீட்டு வரியான்னுலாம் நம்ம கேப்போம்ல! ஆ அப்ப எனக்கு தெரியாத வயசுல நான் சொல்லியிருக்கேன். ஒரு வயதுக்கு மேல நம்மளால போயி அதெல்லாம் கேக்க மாட்டேன் நானு. ஆனா அப்ப சொன்னதுல வச்சு கூட எங்க மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மறக்காம என்னாலாம்? நம்ம வந்து பாத்துட்டு கிண்டல் பண்ண விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு தான், நான் நான் சொல்லணும். ஆ செஞ்சுருதாங்க நான் இ என்னான்னா இது உறவு முறை இப்படிலாம் சொல்லும்போது, நான் போய்ட்டு. அ, எனக்கு இதுவெல்லாம் இருக்கு. உனக்கு என்னா வேணும்? செயின் வேணுமா? இது வேணுமா? அது வேணுமான்னா, எனக்கு இதுல்லாம் இருக்கு. அல்ரெடி ஏற்கனவே வச்சிருக்கோம்ல, நீங்க தான் அப்ப போட்டீங்கல்ல! ஏன நீங்க தான் இப்ப அப்பா வாங்கி குடுத்தாங்க. அது இதுன்னு நெறையா சொன்னேன் நானு.
ம், ம் ம். சரி. ம் ம். சரி. அ. ஆமா, கண்டிப்பா. ம். ஆமா. பரவால்ல. சரி. ம். ம். சரி.
<chuckles> அது என்னான்னா? எங்க அம்மாச்சிக்குலாம் வந்து என்னான்னா, "இப்ப நான் இருக்கும்போதே பண்ணணும் தான்? அ அதுக்கப்புறம்லாம் செய்ய மாட்டாங்க. நீ வந்து ஏன் அப்டிபோய் வேணாம்ன்ற மாரி சொல்ற?" அப்டின்ற மாரிலாம் சொன்னாங்க. சொல்லிட்டேன் அப்டின்ற மாரி அவுங்க கிட்ட சொல்லிட்டேன்
ம். ம். கண்டிப்பா. ஆமா. சரி. ம். ம். அதாவது. ஆ.
அப்போ வந்து எங்க அம்மா "அ வேணும்னு நான் சொல்லிட்டேன்" அப்டின்னு, எங்க அம்மாச்சி கிட்ட நான் சொல்லிட்டேன்.
சரி.
அப்ப எங்க மாமா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு அப்ப நல்லா தெரியும். அப்ப கொழந்தைங்கலாம் பொறந்த புதிது. எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மாகிட்ட வந்து பேசறத நான் பாக்குறேன்.
சரி.
அப்ப அம்மாகிட்ட வந்து நானு நீங்க காசு குடுங்கம்மா? அ மாமா வந்து அத வாங்கி தந்ததா இருக்கட்டும். அப்படிங்கிற மாரிலாம் நான் வந்து எங்க அம்மா அப்பா கிட்டலாம் சொன்னேன்.
ம். ஓ! அ.
அ அப்போ வந்து எங்க அப்பா வந்து. அ "இல்ல யாரும் கேக்கல இல்ல! நீயேன் இவ்ளோ யோசிக்கிற?" அப்படினா மாமா பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா? அ அப்பா அப்டின்னேன் நானு. "செய்யணும்ன்லாம் அவசியம் இல்ல. நீயே தான் அவ்ளோ யோசிக்கிறல்ல" அம்மாச்சி வந்து இப்டி சொன்னாங்கன்னு என்னால சொல்ல முடியல.
ம். ம். சரி. அ.
ஏன்னா அம்மாச்சிட்ட போயி சொல்லிட முடியாது. அது தப்பாயிடும். அ ஏன்னா அம்மாச்சி, தாத்தா தான் இப்பிடிலாம் நெனைக்கிறாங்க. நாம கண்ணு இருக்கும்போதே நம்ம மகளுக்கு மகள் பிள்ளைகளுக்கு என்னால்லாம் செய்யணுமோ, செய்யணும். அதுக்கப்புறம் மகன் பிள்ளை என்னவோ அத வச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்கும் இல்லையா?
ஆமா. ஆமாங்க. ஆமா. கண்டிப்பா.

ம்.
எப்டிலாம் இருக்குன்னு. மாமா அதுக்கப்புறம் நெறைய வந்து அ மாத்தி குடுத்துருப்பாங்க. குடுத்தாங்களா? அது கணக்க தீர்த்தாங்களான்னா எனக்கு பெருசா தெரியாது. எங்க அப்பாவும் அதுக்கு பின்னாடி போகவும் ம பா வாங்கியிருப்பாங்களான்னு, நம்மளால சொல்ல முடியாதுல்ல. இது போய் நம்ம வந்து பில்ல வச்சு கணக்கு பாத்து நெத்து இத்தன லட்சம் குடுத்தேன். அப்ப்டிலாம் நம்ம சொல்ல மாட்டோம்ல உறவு முறைக்கு இடையில. அத நான் எங்க அப்பாவுக்கும் எங்க சித்தப்பாவுக்கும் புரிய வைக்க பார்த்தேன் இந்த மாதிரி. அப்ப வந்து, அப்பா கிட்ட இருந்ததா? அப்ப வந்து நாங்க கேட்டு பார்த்தோம். மாமா, நானு அம்மாலாம் கேட்டு பார்த்தோம். அ அப்ப மாமா கூட வேணா சொன்னாங்க. அம்மா தான் வந்து நீங்க குடுத்து உதவணும்னு சொன்னாங்க சித்தப்பா, அப்படிதான் அதெல்லாம் வாங்கணும், அப்படிங்கிற மாதிரி நானும் அப்படிங்கிற மாதிரி நாங்க அப்படிதான் வாங்கணோம். மாமாவும் குடுத்தாங்க. எவ்ளோ போட்டாங்க? எவ்ளோ பண்ணாங்க? அப்டின்லாம் எனக்கு அவ்வளோவா கணக்கலாம் தெரியாது சித்தப்பா.
சரி. ஆமா. கண்டிப்பா. ம், ம். ம். ம். ம். ம். சொல்லிட்டீங்க. ம்.
அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஆமா. அ அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா வந்து அ 2 பேரும் சேர்ந்து தான் வாங்க போறோம். இப்பயும் அந்த மாரி சேர்ந்து வாங்கிக்கலாம். இப்ப நம்ம என்ன நானும் சேர்ந்துக்கிறேன் நம்ம சேர்ந்து செய்யலாம், அப்படிங்கிற. ஆனா, எங்க சித்தப்பா வந்து புரிஞ்சு ஒ ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல மனசுக்குள்ள என்ன நினைச்சாங்கன்னு பெருசா சொல்லல.
சொல்லிட்டீங்களா? ம், ம். ம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. சொல்ல மாட்டாங்கள்ல. ம்.
ம். பெருசா சொல்லல. ஆனா எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு. என்னடா பண்றது? இது இவ்ளோ பெரிய, பிரச்சனையா இருக்குங்கிற மாரிலாம் நமக்கு தெரியாது. நம்ம மாமா காப்பாத்துறான்னு சின்ன பிள்ளைதனாமா ஒண்ணு பண்ணோம்.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. இது குடும்ப பிரச்சனையா வந்துருச்சு.
அதுதான். ஆனா எங்க சித்திலாம் புரிஞ்சுக்கலங்க. அ பிரச்சனையா தான் ஆச்சு. ம்.
ஆமா. புரிஞ்சுக்க மாட்டங்க. புரிஞ்சுகிட்டாலுமே மனசுல வந்து என்ன நினப்பாங்கன்னா, அவருடைய மச்சனங்கிறதுனால அப்படிங்கிற மாரி ஒரு பேர் வரும். ம்.
ஆ ஆமா. அது ஒண்ணு. நீங்க அவங்கள வேற மாரி பாக்கறீங்க. நம்மள வேற மாரி பாக்கறீங்க. அவங்ககிட்ட ஆமாங்க. காசு நெறைய இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் நான் அப்பதான் கேள்விப்பட்டேன்.
ஆ அந்த மாரி பிரச்சனை வரும்ல. ம்
அவங்க கிட்ட நெறைய இருக்கிறதுனால தான் நீங்க வந்து அவங்களுக்கே எல்லாமே செய்றீங்க. அவங்க கூடயே பேசுறீங்க அப்டிங்கிற மாரிலாம் எனக்கு. அப்பதான் தெரிஞ்சுது எல்லாரும் இப்படிதான் மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க போல இருக்கு? ம் ரொம்ப
ஆமாங்க. ஏன்னா, உண்மையா வந்து எல்லாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அ நம்ம மேல உள்ள அக்கறையா இல்லவங்க மட்டும் தான் நம்மகிட்ட சில விஷயங்கள்லாம் ஓப்பனா பேசுவாங்க. சில நேரங்கள மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நம்மகிட்ட வந்து சும்மா ஒரு இது தான் பழகுவாங்க. அ பரவால்ல. நீங்க வந்து ரொம்ப அழகா சித்தப்பாட்ட, அந்த விஷயத்த எப்படியே எடுத்து பேசிட்டீங்க. அ. புரிஞ்சுக்கறதும்
ம். ஏன்னா தப்ப நாம தான் பண்ணும். நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்பலாம் நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அத போய் எதோ சொல்லிட்டேன். நீ சொல்லமா வேணாமான்னு எங்க அம்மா அப்பாலாம் சொல்லும்போது, நம்ம சொல்லிடணும், தப்போ! சரியோ! அப்படிங்கிற மாதிரி <laughs>
ஆமாமா. ம். ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால. உண்மையிலயே. ஆமா. நம்ம சொல்லி புரிய வைக்கிறது நம்மளோட கடமை அவ்ளோதான்.
அது எல்லாம் கடந்து வந்தாச்சு. அ அவ்ளோதான். அ என்னோட இது இவ்ளோதான். எங்களால முடிஞ்சது அப்படிங்கிற மாரி நாங்க செஞ்சோம். உங்களுக்கும் அதுவா இருக்க பட்சத்தில பிரச்சனை இல்லைல்ல சித்தப்பா! அப்படிங்கிற மாரி தான்.
ஆமா. ஆ. ஆமா.

ஆமா. உண்மையிலே. இப்ப அத கடுமையா. வந்து உண்ம வந்து தெரிய வந்துச்சா? இல்லையா?
அது மாதிரி. அ ஏய்! அப்ப நான் வந்து எங்க அம்மாகிட்ட போய் சொன்னேன். நீங்களே இதுக்கும் குடுத்து உதவி பண்ணா என்ன அப்டிங்கிற <lip trill> மாதிரி. இத போய் கேட்டா அப்ப என்ன நெனப்பாங்க? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருமா? அ இது வந்து சரியா இருக்காது. இதுக்கு மேல வந்து நான் தான் வந்து இத செஞ்சேன். அப்டிங்கிற மாரி சொல்லிடுவோம். நம்ம வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம்? ஆ, மாமா அ.
<laughs> ம். ம். அதில உங்களுடைய அதில உங்களுடைய அணுகுமுறை எப்டி இருந்துச்சு? அந்த மாரி உண்மைய சொல்லிரு சொல்லிர்லாமா? அ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? அந்த தப்புன்னுட்டு.
ஆ எ எங்க சித்திலா வந்தாங்க. எங்க சித்தி, சித்தப்பாலாம் வந்தாங்க. ஆனா, நான் எங்க சித்திய தேர்வு பண்ணல.
ஆம். ம்.
ஏன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கங்கிற மாரி. நான் எங்க சித்தப்பா கிட்ட போயிட்டு. அ தப் அ இல்ல என் தங்கச்சிக்கு இதெல்லாம் செய்யணும் அப்டிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்கள சின்ன பொண்ணுங்கதான்? என்ன விட ஒரு 15 வயசு கிட்ட அவங்கலாம் சின்னவங்க.
ஆம். சொல்லட்டீங்களா? ஆமா. ம்.

அதுல வந்து சொல்ட்டாங்க. எனக்கு பின்னாடி என்ன இருக்கு? அந்த விவரம்லாம் எனக்கு பெருசா தெரியல.
சரி.
அப்போதைக்கு கஷ்டப்படுறாங்க. நம்ம அம்மாக்கிட்ட வந்து பேசுறாங்க, என்னலாம் வேணும்ன்னு கேட்குறாங்க. ஆனா மனசுக்குள்ள நெறைய கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிந்த விவரம்படி, நான் வந்து எங்க அம்மாக்கிட்ட போய் நான் கேட்குறேன். அதுக்கு எங்க அப்பா சொல்றாங்க, "சரி நான் குடுக்குறேன்மா." அப்படின்னாங்க. அ
ம். சரி. ஓ! பரவால்லயே! இந்த காலத்துல அந்த மாரிலாம் செய்வாங்களா? ஏன்னா, மச்சினன்களுக்கு இப்ப உதவி செய்றது வந்து வேற மாதிரி உதவி செய்வாங்க. அதாவது அவுங்களுக்கே பணம் குடுத்தோ, அவுங்களே போடுற மாரிலாம் பெரிய நல்ல மனசுங்க.
இல்லையே இப்ப இந்த உறவுக்காரங்கள்லாம் எப்படின்னா, நம்பள வந்து நாம 2 பேரும் நல்லா தான் இருப்போம்.
அ. ம்.
ஆனா இவங்கல்லாம், "இவுங்க இவ்வளதான் செஞ்சுருக்காங்களா?" அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி, அந்த எப்படி சொல்றது? அந்த உண்மைய வந்து வேற மாரி ஆக்கிடுவாங்க. நம்ம 2 பேருக்கு இருக்கற உறவே வந்து வேற மாரி ஆயிடும், சண்டையாயிரும். அ நெறைய அந்த ஊர்லலாம் பார்க்கும்போதெல்லாம், "எதுக்கு தான் சண்ட போடுறாங்க? சம்மந்தமே இல்லாம ஒரு சின்ன விஷயம் தான! இதுக்கு ஏன் இவ்வளோ ச சண்டை போடுறாங்க?" அப்படிங்கிற நான் நெனச்சிருக்கேன். அப்ப எங்க அப்பா வந்து, "சரிம்மா, இதுல என்ன இருக்கு? நம்ம உதவி பண்ணலாம் நம்ம." சின்னதுலேருந்து எங்க அப்பாவும், அவுங்க என் மாமா எல்லாருமே ஒன்னா வளர்ந்தவங்க தான். பக்கத்து, பக்கத்து தெருதாங்கிறதுனால.
ஆ. கண்டிப்பா. சரி. ம். ம், ம். ம். அப்பிடியா? சரி, சரி. ம்.
ஒன்னா வளர்ந்தவங்க தான், தெரிஞ்சவங்க தான். அ சரி ஓகே, எங்க அப்பா வந்து "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அ நான் போய் எங்க அம்மாச்சி வந்து, இப்ப எங்க அம்மாச்சி அந்த உறவு முறையெல்லாம் சொல்றதுக்கு, எங்க மாமா வாங்க மாட்டேன்னாங்க.
ம். சரி.